அப்போ இங்கேருந்து போகணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு மினி பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆ அதுவும் பாத்தீங்கன்னா, அந்த நல்ல நேரம்லாம் பாப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு 4:30லிருந்து 5:30 மணி வர நல்ல நேரம் அப்டிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நம்ம தான் அந்த நல்ல நேரத்துலலாம் கிளம்பிட்டோம்னா தான் சிறப்பாயிருமே. ஆ குடும்பமே வந்துட்டு லேட்டா கிளம்பி பாத்தீங்கன்னா, கடைசியில ஒரு 6, 6:30க்கு தான் வீட்ல இருந்தே கிளம்புனோன்னு வைங்களேன்.
சரி. ம்ஹ்ம். ஆமா, ஆமா. ஓஹோ! சரிங்க. <chuckles> ஆமா. ஓஹோ! ஆஹா.
அப்போ சரி. 6:30 நாளுமே ஒரு கரெக்டான டைம் தான். ஒரு 11:00 மணி, 10:30 டு 11:30 நல்ல நேரம்னா, ஆ 11:00 மணிக்குள்ளேயாவது போயிடலாம் அப்டிங்கிற ஒரு நினைப்புதான். சரின்னு, கிளம்பியாச்சு. அ பூஜயெல்லாம் போட்டு
சரி, சரி. ஓ! அப்போ உங்க கூடவும் அவங்களயும் கூட்டிட்டு தான் போனீங்களா? அ அந்த சீமந்தம் செய்ய போறவங்களுக்கும்.
இல்ல, இல்ல. அவங்க வந்து அவங்க வந்து அங்க இருந்தாங்க. அவங்க அவங்க மாமியார் வீட்ல இருந்தாங்க, இப்போ நாங்க இங்கே இருந்து அங்க போறோம். அ இப்ப வந்து எ எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, நல்லா சமைச்சலாம் எடுத்துட்டு போவோம் அத்தன பேத்துக்கு அ இத்தன வகை சாப்பாடு எல்லாம் ஆர்ட்ர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து வர அதுவும். அது லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் அது வரதுக்கும். அதனால தான் கொஞ்சம் டைமும் அந்த இடத்துல 6:30 மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. சரி, கிளம்பிருவோம் அப்டின்னு சொல்லிட்டு 6:30க்கு கிளம்புவோம் பாத்துக்கோங்க 6:30க்கு கிளம்பி போயிட்டிருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஆ முதல்ல வந்து ஒரு பெட்ரோல் போடுறதுக்கு நிப்பாட்டினோம். அப்போலாம் ஒண்ணும் ஆகல. அப்பறம் பெட்ரோலலாம் போட்டாச்சு எல்லாமே செக் பண்ணிதான் அவங்களுமே மினி பஸ்காரவங்களுமே எல்லாமே ஆமா ரொம்ப அழகா எல்லாமே செக் பண்ணி தான் வந்து வந்தாரு கூட்டு வந்தாரு.
சரி, சரிங்க. புரிது, புரிது. ஆமா. ம். ஓஹோ! சரிங்க. ம். ஆஹா. ம். சரிங்க. ஆமாமா. கண்டிப்பாங்க. அதாவது, நம்ம வீட்ல இருக்கிறவங்க வாகனம் எடுக்கும்போது கூட எதாச்சும் ஒரு சிலத தவற விடுவாங்க. ஆனா, இந்த மாரி ஓட்டுநர்கள் வந்து எப்போவுமே எல்லாமே ரொம்பவும் சரியா வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ரொம்பொ பயபக்தியோட தான் இருப்பாங்க. நீங்க பாத்த நேர காலத்த விட, அவங்க வரும்போதே எதாச்சும் ஒரு கோயில்ல கொண்டு போய் நிறுத்தி பூஜை பண்ணி, இந்த பயணம் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, தான் எந்த ஒரு ஃபங்ஷன்னுக்குமே போவாங்க. எனக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஓட்டுநர் இருக்காரு. அவரு எப்பவுமே அப்டிதான். ஆரம்பிக்கும்போதும் சரி, எலுமிச்சை பழம்லாம் வச்சு பூஜ போட்டு, கோயில்ல ஒரு பூஜய போட்டு வருவாரு. வீட்லருந்து எடுக்கும்போதும் அதேமாரி எலுமிச்ச பழம் போட்டு, கற்பூரம் சுத்தி, திரிஷ்டியெல்லாம் கழிச்சிட்டு தான் வாகனமே எடுப்பாரு. ம், சொல்லுங்க. அவரும் அந்தமாதிரிலாம் பண்ணாருங்களா?
ஆமா. கண்டிப்பா. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் வந்தாரு அவருமே. ஆ, அத மாதிரி சாஸ்திரத்துக்கு வீட்லேருந்து கிளம்பும்போது, நாங்களுமே அந்த மாதிரி எலுமிச்ச பழமலாம் வச்சி, எல்லாமே பண்ணிதான் கிளம்புனோமே. அதுவும் இல்லாம, அவரு வந்து முதலே தெளிவா சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு என்னோட குழந்தைக்கு வந்து முதல் பொறந்த நாளு. அதனால கொஞ்சம் சாயந்தரம் வந்து சீக்கிரம் வர முடிஞ்சிரும் தானே அப்டின்னு சொன்னாரு. ஆமா. நாங்க காலையில 11:00-10:30-11:00 நல்ல நேரம். அதனால், நாங்க மதியமே வந்து கிளம்புற மாரி இருக்கும். அ வீட்டுக்கு ஒரு 4:00 மணி, 5:00 மணிக்குள்ளலாம் வீட்டுக்கு வந்துரலாம் அப்டிங்கிற மாரி நாங்களும் சொல்லியிருந்தோம். அதனால தான் அவரு புக்கிங்கே எடுத்துக்கிட்டாரு.
ஓஹோ! சரி. ஆஹா. சரி, சரிங்க. சரி, சரி. அ. சரிங்க. ம்ஹ்ம்.

சரி, சரிங்க.
"அதுவும் இல்லாம, இந்த மாரி டயருக்கு வந்து இதாயிருச்சு. நாங்க வந்து மாத்திட்டு வந்துர்றோம்." அப்படீங்கிற மாதிரி அ மாப்பிளைட்ட சொல்லிட்டு, சரின்னு சொல்லி அதோட அப்படியே வெயிட்டி வெயிட் பண்ணி வச்சோம். அப்பறம் பாத்தீங்கன்னா அங்க போகும்போது 12:00, 1 :30 மணி இருக்கும். 1:30 மணி கிட்ட போனோம். 1:30 மணி 2:00 மணிக்கிட்ட போனோம். அ எந்த நேரம்னே இல்லாம, நேரம் காலமே பார்க்காம அவளுக்கு அந்த மொதல் வளைகாப்பு வந்து 2:30 மணிக்கு நடந்துச்சு. இந்த மாதிரி யாருக்கும் நடந்திருக்குமான்னு தெரில. ஆனா அவ அவ என்ன சந்தோஷம்ன்னா, "பரவால்ல! எல்லாரும் யாருக்கும் எதுவும் ஆகல. அதுவே எனக்கு போதும்." அப்படீன்ற மாரி அவ சந்தோஷப்பட்டா. ஆனா திருப்பியும் ரிட்டனும் அவளையும் கூப்ட்டுட்டு அதே வேன்ல தான் வந்தோம்.
ஓ! சரி, சரி. ஆஹா. ம். ஓஹோ. சரிங்க. அட கடவுளே! கண்டிப்பாங்க. ம். சரி, சரிங்க. ஐயயோ! பாருங்களேன் எந்த அளவுக்கு தைரியங்க உங்களுக்கு இருந்தாலும். ம்.
ஆமாங்க. ஆமா. அதுக்காக, ஏன்னா அ அது வந்து ட்ரைவரையும் சொல்ல முடியாது. வண்டியும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல டயர் வந்து பிரச்சனை ஆனதுக்கு காரணம் வந்து அங்க ரோட்டில ஏதோ ஒண்ணு கெடந்து, அது ஏறி அதுதான் வந்து டயர் பிரச்சனையும் ஆயிருக்கு. அவர் எடுத்து காமிக்கிறாரு. ஒரு நீளமா ஒரு வரிசையா ஆணி இருக்குங்க. அந்த ஆணி வந்து எப்படி அந்த ரோட்ல போட்டு போனாங்கன்னே தெர்ல. ஆ அந்த டயர்ல பார்த்தீங்கன்னா, நல்லா ஒட்டியிருக்கு ஆணி. அ அந்த அதனால தான் அந்த பங்சர் ஆயி அது வந்து த வெடிச்ச அளவுக்கு போயிருக்கு.
ஆமா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப் அச்சச்சோ! ம்ஹ்ம். ஓஹோ! சரி, சரிங்க. ரொம்பவும் கேட்க ரொம்பவும் கவலையா இருக்கு. ஆனாலும் நீங்க அத தைரியமா ஒ அத கையாண்டு அந்த குடும்பத்தில இருக்கவங்களும் அத வந்து அ ஒரு நல்ல மாதிரியா எடுத்துக்கிட்டாங்க. அத ஒரு சிலர்லாம் வந்து, "இத மாரி அசவு அசம்பாவிதம் நடந்துச்சு. நாங்க இப்ப அனுப்ப மாட்டோம். நாங்க இன்னும் 1 மாசம் வச்சுருந்து, அ 9ஆம் மாசம் தான் அனுப்புவோம்." அப்படீன்லாம் கூட மாறிடும். ஆஹ.
ஐயயோ! அதெல்லாம் சொன்னாங்கங்க. அதெல்லாம் வந்துட்டு நாங்க இவ்வளோ விரிவா சொல்லல. ஆக்சிடென்ட்டுங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தில வந்து நாங்க சொல்லவே இல் இவளுக்கே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னோமே தவிர, அ ப டயர் இதாயிருச்சு. அதனால தான் டயர் மாத்தி வரதுக்கு அ நேரமாயிடுச்சுன்னு தான் சொன்னோமே தவிர, இந்த மாரி ஆக்சிடென்ட் நடந்தது, இந்த மாரி ஆடிடுச்சு டயர். வெடிச்சிருச்சுங்கிறது விஷயத்தையே வந்து நாங்க சொல்லலைங்க. நீங்க சொன்ன மாதிரி அப்படிலாம் சொல்லியிருந்தோம்ன்னு வச்சுக்கங்களேன், நேரம் சரியில்ல, அது இதுன்னு சொல்லிட்டு அவளையும் வச்சு வச்சிருப்பாங்க. பிடிச்சிருப்பாங்க. வளைகாப்பு வந்து நல்லாவே நடந்துருக்காது. இப்போ இந்த மாரி ஒரு சூழல்ன்றதுனால தான் அவங்களுமே அக்செப்ட் பண்ணிகிட்டாங்க. நேரங்காலம்லாம் பார்க்காம 2:30 வளைகாப்ப போட்டு 4:30க்கு கெளம்புனோம். ஆனா இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, 9:00 மணிக்கு மேல ஆயிருச்சு. பாவம் அவர் தான் வந்துட்டு முதல் பிறந்த நாளை மிஸ் பண்ணிட்டாரு. டிரைவர் அண்ணா. <chuckles>
ம். சரி, சரி. ஓஹோ! ம். சரிங்க. அஹா. ஆமாங்க. கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஓஹோ!